அதே டைம்ல டெய்லி ரெகுலரா, 11:00 a.m. - 12:30 p.m. என்னுடைய கர்நாடிக். அந்த மியூசிக்குல வந்து பாட்டு பாடுறது, ஸ்லோகம் படிக்குறது. ஆன்லைன்ல என்னுடய வ தோ
ம், இப்ப ஏதாவது வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட்டு, இந்த ஞாயித்திக்கிழம ரெஸ்ட்டு அந்த மாதிரியா? கன்டின்யூவா, அதெல்லாம் கெடயாது. தினமும். ஆமாங்க, சூரியன் சூரியன் எப்பிடி சூரியன் எப்பிடி தினமும் உதிக்குது, டெய்லியும் மறையுது? அந்த மாரி தினமும் கிளாஸு.
அதெல்லாம்ங்க, ஆமா. அதெல்லாம் கன்டின்யூவா நடக்கும் ஆமா, தினமும். அது வந்து என்னோட ஒரு மூச்சு மாதிரி. ஆமா. கண்டிப்பா. அது என்னோட மூச்சு மாரி ஆயிடுச்சு. என்னோட ரூமில போய் உக்காந்துருவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்னோட ரூம், தனியா, போயிட்டு உக்காந்துருவேன். என் தோழிகளுக்கு அத வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆ, சகஸ்ரநாம ஸ்லோகமா இருக்கும், அவங்களோட சேந்து படிக்குறதுல வந்து, அதே டைம் தான், அதே ப என்னுடய படைப்புகள் வந்து இப்பிடிதான். ஒரு 11:00 a.m.- 12:30 p.m. 03:00 p.m.- பதினொன்னுட்டு, பன்னெண்ரை, மூனு டு நாலு அதே, தினமும் அதே தான் போயிட்டிருக்கும். அ, ஆமா.
சரிங்க. ம். ம். பரவால்லங்க. ஆனா, அதாவது நீங்க எதையுமே ஒரு தயக்கம் பாக்காம, எல்லாவத்தையும் ஒரு ஆர்வமா எப்டி, எத எதெல்லாம் கத்துக்கலாம்? எதயுமே விடக்கூடாது, அதாவது சொல்லுவாங்கல. அ, அந்த சாப்புடுற விஷயத்துல பறக்குறது, ஊர்ரது அ, நடக்குறது. அந்த மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது சின்ன வயசுல நிறைவேறாத ஆசைகள்லாம் சொல்வாங்க, பாருங்க. அது, <hiccups> அதெல்லாம் உங்க பசங்க மூலியமா நீங்க வந்து, அதெல்லாம் நிறைவேத்திக்கீட்டீங்க.
ம், கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆஹா, எல்லாமே. ஆமா, சும்மாவே நாங்க இருக்க மாட்டோம். அந்த பேப்பர் கிராஃப்ட் ஒர்க் என் குழந்தைங்க, நான்லாம் 3 பேரும் உக்காந்துருவோம். ஒரு கம்மு டப்பா ஒரு கம்மோட, டப்பாவோட தூக்கி வெச்சுக்கிட்டு, நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒண்ணு பண்ணுறேன், அப்பிடிதான் உக்காந்து.
ஆ. தூங்க தூங்கு தூங்குறதுக்காவது உங்களுக்கு டைம் இருக்குங்களா? இல்ல அந்த டைம்லயும் ஏதாவது <laughs>
ஆ, நாங்க அசதியா நாங்களே தூங்கிருவோம். அப்புறம் என்ன? இவ்ளோ வேல பாத்தா, எங்குட்டு? அப்பிடியே ஒரு 09:00 p.m. மணிக்கெல்லாம் சாப்புட்டு போய் படுத்தோன்னா, ஜம்முனு தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சிருவோம். அவ்ளோதான்.
உங்க அதாவது நீங்க வந்து ஏதோ வே வேற்று கிரகத்துல இருக்கீங்கன்னு நெனைக்குற. அதாவது மக்கள் மக்கள்லாம் ஒரு வித ஒரு வழில போனா, நீங்க ஒரு வேறு வழியில போற மாரி எனக்கு தோனுது. ஏன்னா, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. பிரமிப்பா இருக்கு.
<laughs> ஆ, எப்போவுமே நம்ம சொல்லுவாங்கல்ல, ஆமா. எதாவது சொல்லுவாங்கல்ல. எ எப்பவுமே ஃப்ரீயா இருக்கக்கூடாதுங்க. ஃப்ரீயா இருந்தா, நம்ம துக்கம், கவல எல்லாம் நம்மள வந்துட்டு பிடிச்சுரும். அதனால அதுக்கெல்லாம் இடம் குடுக்காம நாமளே, ஒரு இடத்த றுடிச்சுட்டு உக்காந்துருவோம்னு, உக்காந்துருவோம்.
கண்டிப் கண்டிப்